நம்மளுடைய வேலைகள் பார்த்தீங்க அப்பிடின்னா அன்றாடம் பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல ஒரு 24 மணி நேரம் கூட பத்தாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நமக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நே நார்மலானா ஒரு வேலைகள் தான் நமக்கு இருக்கும். அப்பிடி ஒரு வேலை நேரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, முழு மனசையும் ஓய்வு அடையிறது அப்பிடிங்கறது மிக முக்கியம். மறுநாள் வந்து அந்த வேலையில நம்மளுடைய முழு கவனத்தோட செய்ய முடியும். அப்பிடி இருக்கும் போது அந்த முழு மனசையும் ஓய்வு அடையறதுக்கு நீங்க என்னென்ன எல்லாம் செய்றீங்க?
கண்டிப்பா. அ கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி. அ நான் எப்பிடினாங்க, இப்போ வேலைக்கு நான் போயிட்டேன் அப்பிடினம்போது ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல வந்து கொஞ்சம் வேலை இருக்காது. சில டைம் வேலை இருக்கும். அ மாமியார், மாமனார் கொஞ்சம் பார்த்து வீட்ல <tsk> குழந்தைய கொஞ்சம் பார்த்துப்பாங்க. வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டாங்க அப்பிடின்னா அ வந்தும்மா <chuckles> எதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க. நல்லா ஒரு டீய குடிச்சுட்டு சாப்ட்டம்மா படுத்தோம்மா அப்பிடின்றமாரி ஒரு ஓய்வு நேரமா போயிரும். அ சில நேரம் அவுங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஊருக்கு போயிருவாங்க அப்பிடின்ற நேரத்துல நம்மளுக்கு ரொம்ப ஒரு வேலை சுமையா தான் இருக்கும். அப்பிடின்றமாரி சொல்லலாம். நம்ம அங்கருந்தே வேலை செஞ்சுட்டு வருவோம். ம் கணவரும் வீட் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அப்பிடின்னும்போது அவுங்க ஏதோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளதான் அப்பிடின்னு வந்தாலுமே குழந்தைய அவுங்கள்ட்ட விட்டுட்டு ஏன்னா அவுங்களுக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. அப்பிடின்னம்போது அந்த இடத்தில அவுங்களால சமைக்க முடியாது. மேல் வேலைகள் நம்மளுக்காக பார்த்துக் கொடுப்பாங்களோ தவிர்த்து மத்த வேலையெல்லாம் நம்ம தான் பார்க்குற மாரி இருக்கும். அப்போ வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய ஓய்வே நம்ம வீட்ல இருக்குற வேலைய முடிச்சுட்டாலே, "அப்பா! இதுக்கு மேல வேலை இல்லடா! போய் படுக்கிற தான் நம்ம வேல" அப்பிடீன்னு நெனைக்கும் போது, அது ஒரு பெரிய ஓய்வா தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துச்சுன்னு வைங்களேன், ஐயோ! இந்த பாத்திரம் தேய்க்கலன்னா? "ஐயோ! இன்னும் இந்த பாத்திரம் இருக்கே, பாத்திரம் இருக்கே" அப்பிடீன்ற ஒரு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு வந்துருலான்னு பார்த்தாலுமே, <tsk> "ஐயோ! 10 நிமிஷம் கழிச்சு இந்த வேலைய செய்யணுமா?" அப்பிடீன்ற மாரி தான் இருக்கும். ஆ, ஆ, ஆமா, ஆமா.
ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்பதான செஞ்சாகணும் இந்த வேலையை எப்பிடி இருந்தாலும் நம்ம தான செய்யணும் அப்பிடிங்கிறனால மனசு வந்து பார்த்தீங்கன்னா நம் உடல் ஓய்வு எடுக்கலாம். ஆனா மனசு ஓய்வே எடுக்காது.
<chuckles> மனசு ஓய்வு இருக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால நான் எப்பவுமே <tsk> எவ்ளோ டயர்டா இருந்தாலும் அந்த வேலைய ஒரே இதா முடிச்சு விட்டுட்டு நம்ம போயிர்ணும். இப்போ ரொம்ப நிறையா வேலை இருக்கு. இப்ப வீட்லயே நான் இருக்கோம் அப்பிடின்னு வையுங்களேன்! அப்ப நிறைய வேலை இருக்கும். இப்போ இந்த பண்டிகை நாள்லாம் வந்துச்சுன்னு வையுங்களேன்! நெறைய வேலை இருக்கும். இந்த பொங்கல்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும். அந்தமாரி இந்த ஆயுத பூஜை அந்தமாரிலாம் இருந்தா வீடே சுத்தம் ஃபுல் சுத்தம் பண்ணணும் அப்பிடின்னும்போது, இந்த குழந்தைங்களையும் வச்சுட்டு பண்ணுறதுன்றது ஒரு அ பெரிய ஒரு முடியாத காரியமா தான் இருக்கும் அப்பிடீன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா ஏன் பையன் இருக்கானே? அவன் நான் கிளீன் பண்ணி போட்டன்னா, அது எல்லாத்தையும் தூக்கி இன்னொரு பக்கம் போட்டு வச்சுருவான். அப்பிடினம்போது ஆமா, ஆமா.
ஆமா. அது குழந்தைகள் இருக்கிற வீட்ல வந்து அது எல்லார் வீட்லயுமே <chuckles> நடக்கக்கூடிய ஒன்று தாங்க. அதுக்கு விதிவிலக்கே கிடையாது.
ஆமாங்க. <laughs> அது நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவன் குழந்தை அவுங்கள போய் திட்ட முடியாது. அதட்ட முடியாது. அடிக்க முடியாதுன்னும்போது, ஆ நம்மளுக்கு அந்த ஒரு வேலைய வந்து ஒரு, ஒரு மணி நேரத்தில முடியிற வேலைய இவுங்களால ஒரு 2 மணி நேரமா அது இழுத்துட்டு போயிரும், அப்பிடீன்றமாரி தான் சொல்லலாம். நான் எல்லாத்தையும் ஒரு குப்பையெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சேன்னா, அவன் அந்த குப்பை எல்லாம் எடுத்துட்டுப் போய் வீடு ஃபுல்லா போட்டுவுட்டுருவான். அப்பிடியே நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் ரெண்டா பார்க்கம்போது, அப்பா! அப்பிடின்டு இருக்குற நேரத்தில, அப்ப போய் நான் ஒரு, ஒரு. "5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு கொஞ்சம் நேரம் அந்த முதுக நம்ப கட்டுல்ல சாச்சா தான் நம்மளுக்கு இனிமேட்டு இந்த பாடி எந்திரிக்குன்டா அப்பிடீன்ற மாரி ஒரு தோணல் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு பின்னாடி எவ்ளோ வேலை இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓய்வுன்றது ஒரு பெரிய ஓய்வா தான் நான் பார்ப்பேன். அப்ப அந்தமாரி நேரத்தில எனக்கு கொஞ்சம் டீ குடிசச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். கொஞ்சம் ஓய்வ வந்து ஒரு திருப்தியா எடுத்தமாரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குங்க. அப்ப நான்
ஓ! டீ குடிச்சா நமக்கு தூக்கம் வராதேங்க! முழிச்சு தானே இருப்போம். டீ குடிச்சா உங்களுக்கு தூக்கம் வந்துருமாங்க?
ம். ஆமா, ஆமா. இல்ல, இல்ல உ நான் தூங்குறதுக்கு சொல்லல. அந்த ஓய்வு நேரத்த நான் சமாளிக்குறதுக்கு சொல்றேன். ஆ இப்போ ரிலாக்ஸ்ஸா ஆகணுன்னா எனக்கு வந்து ஒரு டீ குடிக்கணுங்க. ஆமா சில பேர்ல்லாம் சொல்வாங்கல்ல, இந்த மாரி தலைவலியா இருக்குப்பா! அன் ஒரு டீ குடிக்கணும் அந்தமாரி இருக்கும்ல. அந்த மாரி நம்மள ஊக்குவிச்சுக்குறதுக்கே எனக்கு ஒரு டீ குடிச்சே ஆகணுங்க. அதாவது ஏன்னா இதுக்கு அப்புறம் நமக்கு வேலை இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் நமக்கு வேலை சுறுசுறுப்பா நம்ம பண்ணணும் அப்பிடீன்னம்போது, நான் ஒரு டீய போட்டு வச்சுட்டு அத பொறுமையா எனக்கான டைம்மா, அந் அந்த ஓய்வு நேரம்ன்றது அந்த டீ குடிக்கிறதுல எனக்கு மன அமைதி எனக்கு கொஞ்சம் கொடுத்துரும் அப்பிடீன்றமாரி தான் நான் பார்ப்பேன். அப்பிடீன்னும்போது அந்த டீ எடுத்து பொறுமையா குடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவேன்னா? அப்பிடியே ஆ இந்த, இந்த வேல இருக்கு. இந்த வேலை இருக்குன்றமாரி அந்த கவனத்தெல்லாம் எடுத்துட்டு, அ பொறுமையா அ டீய குடிச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் அப்பிடியே படுப்பேங்க. படுத்துட்டு அப்புறம் ஒரு சுருப் சுருப்பு வந்துரும். ஏன்னா, தூ தூக்கம் வராது. ஆனா, ஒரு சுறுசுறுப்பு வந்தமாரி கொஞ்சம் பிரிஸ்க்கானமாரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துரும். ஏன்னா சுடசுட குடிக்கும்போது. அப்புறம் எழுந்து கடகடகடன்னு எல்லா வேலையும் பார்ப்பேன். திருப்பியும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும்போது, திருப்பியும் வந்து ஒரு 10 நிமிஷம் படுப்பேன். அந்தமாரி என் வேலைய வந்து நான் ஒரு 10- 10 நிமிஷமா ஒதுக்கி, ஒதுக்கி அந்த ஒரு நாள். ஆமா.
ஓ! சரி சரி, சரி. ம். ஆமா, ஆமா, ஆமா. ம். பிரிச்சுக்கிறீங்க. 10, 10 நிமிஷமா பிரிச்சு ப்ப அதாச்சும் அந்த பழைய பாடல்ல வந்து மனுச வாழ்க்கைய எட்டு எட்டா பிரிச்சுக்கோன்னு சொல்லி சொல்ற மாதிரியே நீங்க 10, 10 நிமிஷமா பிரிச்சுக்கிறீங்க அழகுங்க. சூப்பர்ங்க.
<chuckles> ஆமா, ஆமா. ரைட் தான். <tsk> ரொம்ப நம்ம அந்த ரோபோ மாரிக்கு
ஆனா ஒரேடியா வேலை பார்த்தாலும் நமக்கு உடல் வந்து ரொம்ப அலுப்பு தட்டி போயிடும். திரும்பி அந்த வேலையில வந்து கவனம் செலுத்த முடியாது. அது உண்மையா ஒத்துக்கிறது தான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா, வந்து உங்களுடைய 10, 10 அப்பிடி சொல்லும்போது எனக்கு அந்த பாடல் கேட்குது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு
ஆமா. சே ஆ. அதுதான், அதுதான். ஆமா அந்த விஷயம் தான் பெருசு. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா அந்த மாரி வேலைய எடுத்தா எனக்கு 2 நாள் இழுத்துட்டு போய் அந்த வேலைய செய்யிறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காதுங்க. ஆ "இன்னக்கும் அந்த வேலைய செஞ்சோம், மறுநாளும் திருப்பி அந்த வேலைய செய்யணுமா?" அப்பிடீன்றமாரி தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிருவேன்னா, கணவர்லாம் வேலைக்கு போன பிறகு நான் வேலைய ஆரம்பிச்சுர்னும் அப்பிடீன்டு ஒரு, அ ஒரு பிளான் போட்டு நான் அன்னக்கு வேலைய ஆரம்பிப்பேன். ஒரு 10:00 மணிக்கு இப்பிடி ஆரம்பிக்கனுன்னா, இன்னக்கி ஒரு 5:00 மணிக்குள்ள மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணி முடிக்குறோன்டா அப்பிடீன்றமாரி ஒரு எண்ணத்த நான் மனசுக்குள்ளே ஏத்திருவேன். அப்பிடி ஏத்தனாலுமே அதுவே எனக்கு ஒரு பெரிய சோம்பேறியா ஆயிடும்ன்னு தான் நான் பார்ப்பேன். அப்பிடீன்னம்போது என்ன ஆயிடுன்னா, அது வந்து இப்போ ஒரு மணி நேரன்னா, அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் எனக்கான டைம். அந்த டைம்ல நான் ஒன் நல்லா படுத்து ரெஸ்ட் அந்த 10 நிமிஷம் தாங்க படுப்பேன். அதுக்கு மேலயுமு நான் படுக்கமாட்டேன். ம், ஏன்னா நான் அந்த ஒரு வரைமுறை இப்பிடி தான் <chuckles> இந்த 1:00 மணிக்குள்ளே இந்த கிட்சன ஃபுல்லா கிளீன் பண்ணீர்னும். அப்பிடின்றமாரி ஒரு குறிக்கோள் வச்சிருப்பேன். அப்பிடின்னம்போது நம்ம வேலையில அந்த டைம் சொல்ல முடியாது பார்த்தீங்களா! அ சில நேரம் இது கொஞ்சம் நேரம் ஆயிடும் அப்பிடீன்னம்போது எனக்கு வந்து அந்த நேரம் அப்பிடி ஜாலி பண்ணணுமே அந்த ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணும். ஏன்னா, அந்த ஒரு 6:00 மணிக்குள்ள கணவர் வர்றத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிசச்சா தான் வந்ததும் சாப்பாடு குடுத்துட்டா, வீடும் கிளீன் ஆயிடும். அந்த சாப்பிட்ட இத பொருளெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு, அதோட கன்டின்யூ ரெஸ்ட் தான் மறுநாள் காலையில வரைக்கும் கன்டின்யூ ரெஸ்ட் எடுக்கணும். அப்பிடின்றமாரி ஒரு பிளான போட்டு வச்சு தான், நான் அத வந்து நகர்த்த ஆரம்பிப்பேன். அப்பிடின்னம்போது, அந்த 10 நிமிஷம் எனக்கு பெரிய ஒரு இம்பேக்ட்ட குடுக்குன்னு தான் சொல்லலாம். நடுவுல வந்து ஏன்னா ப பையனு இருக்கான்றதுனாலா சாப்பாடு கொடுக்கணும். அவுங்களுக்கு ஏதாச்சு பண்ணணும் அப்பிடின்றமாரி அந்த வேலையும் நடுவுல போயிட்டு இருக்குன்றனால, அந்த அந்த அந்த சாப்பாடு எப்பிடியும் ஒரு ஒரு மணி நேரம் அவுங்க அவுங்க சாப்புட்டு முடிக்க, அதனால அந்த 1:00 மணி நேரத்த என்னோட ரெஸ்ட் டைம்மா எடுத்து என்னோட ஃபோன்ல ஏதாச்சு அ டவுன்லோட் பண்ணி அத பார்க்குறதா இருக்கட்டும். அந்தமாரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ம்.
ம். ஓ! ஆமா. ஆமாங்க. அந்த பிள்ளைங்க வந்து தட்ல போட்டு வச்சா ஒரு மணி நேரம் உட்காந்திருக்குதுங்க. அந்த தட்டே வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சி அந்த கருவாடா போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லயா! அந்தமாரி போயிடுதுங்க. நான் திட்டி, திட்டி பார்க்குறேன். நடக்க மாட்டுது. ஆனா, உங்க பிள்ளையும் அப்பிடிதான் இருக்கும்போது கொஞ்சம் மனச தேர்த்திக்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, எல்லா பிள்ளைங்களும் அப்பிடிதான் இருக்குங்க போல இருக்கு.
ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆனா நான் என்ன பண்ணிருவேன்னா, எனக்கு இந்த வேலை பலு நிறையா இருக்குற நேரத்தில ஊட்டி விட்டுட்டு போயிருவேன். <tsk> ஏன்னா அ சின்ன பையன்றனால, நம்ம கையில கொடுத்துட்டு போனோன்னா, நம்ம பக்கத்துல உக்காந்தோன்னா அவனுக்கு அதுக்கு ஏத்தமாரி இப்ப சாப்பாடுல்லாம் தட்டு ஃபுல்லா ஆக்கிருவாங்க. அத எடுத்து, எடுத்து நம்ம அ ஒழுங்கா ஒன்னா சேர்த்து கொடுத்தோன்னா, அவுங்க டக்டக்ன்னு எடுத்து சாப்பிடுறதுக்கு இல்லன்னா அது குட்டி, குட்டி பால் மாரி எடுத்து, எடுத்து வச்சோன்னா அத எடுத்து, எடுத்து சாப்பிட்றதுக்கு அவுங்க கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்மளுக்கு அந்த நேரத்துக்குல்லாம் அ நேரம் கிடையாது. நம்மளும் பெரிய டயர்ட்ல இருக்கோம்ன்றதனால, அந்த நேரத்தில என்ன பண்ணுவேன்னா, ஆ ஊட்டி விட்டுருவேன். அப்பிடி கடகடன்னு அவன் கூட விளையாண்டுக்கிட்டே ஊட்டி விட்டேன்னா அவன் கடகடன்னு சாப்புட்டு முடிச்சுருவாங்க. அது எப் அந்த ஒரு நேரத்தையுமே சிக்கனம் படுத்தி ஏன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு ஓய்வு. நம்ம ஒரு மணி நேரம் அவன் சாப்பாடு ஊட்டுறதுக்காக அந்த ஒரு டைம்மையும் நான் எடுத்து வச்சிருப்பேன்னும்போது, அத 0:30 மணி நேரத்திலே ஊட்டி முடிச்சேனா, மீதி 0:30 மணி நேரம் எனக்கு ஃப்ரீ டைம் அப்பிடின்ற மாரி எடுத்து நான் அந்த ஓய்வு நேரமா அத எடுத்து அத பார்க்கிற நேரமாவும் இருக்குங்க அந்த மாரி இருக்கும்.
ஓ! அவுங்களுடைய பெற்றோர்கள்ட்ட உங்க நண்பர்கள்ட்டலாம் இதுக்கு இடையில பேசுறக்கு நேரம் கிடைக்குமா?
ஆ, அது பார்த்தீங்கன்னா அன்னக்கி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்னோட வேலையில மட்டும் தான் முழு கவனத்த செலுத்திட்டு இருப்பேன். இப்ப அம்மா பண்ணாங்க, அப்பா பண்ணாங்கன்னா மட்டும் அத காதுல வச்சுக்கிட்டே அப்பிடியே பேசி அந்த வேலையெல்லாம் முடிக்கிறமாரி இருப்பேன். தோழர்கள்கிட்டே வந்து "எனக்கு பெரிய வேலை இருக்கு நான் நாளைக்கு பேசுற உங்ககிட்ட பொறுமையா" அப்பிடின்றமாரி அவுங்கள சொல்லி புரிய வச்சு, அவுங்களுக்கு அந்த நேரத்த கொடுத்துருவேன். அ கணவர் சில நேரம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் தேவையின்னா அத மட்டும் பதில் சொல்லிட்டு, "நான் அப்புறம் பேசுறேன், வச்சுறேன்" அப்பிடின்றமாரி அவங்கள்ட்டயும் ஃபோன வச்சுட்டு நம்மளோட வேலைய பார்க்க வேண்டியதா இருக்கு
அதாச்சும் அந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்டா நானு அப்பிடிங்கிற மாதிரி நீங்க வந்து யாரா இருந்தாலும் எவ்ளோ பெரிய தடை வந்தாலும், நான் வந்து உடைச்சு எரிஞ்சிட்டு, என் வேலையில தான் நான் கவனம் செலுத்துறேன், அப்பிடின்னு சொல்லி
இல்ல கர <laughs> ஆமா, ஆமா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ இல்லன்னா நம்மளால அந்த நேரத்த <tsk> நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே போறமாரி இருக்குங்க <tsk> அவுங்ககிட்ட பேசி உக்காந்துட்டோன்னா, ஒரு மணி நேரம் அங்கு போயிரும்ன்னு வையுங்களேன்! அப்ப அந்த ஒரு மணி நேரம் வேலைய எனக்கு நின்றுரும். அப்போ கணவர் வந்த பிறகும் அந்த வேலைய நம்ம தொடர்ந்து செய்றமாரி இருக்கும். நமக்கு அந்த ஒரு ரெஸ்ட்டே இருக்காத மாரி இருக்கும். இப்ப கணவர் வந்த பிறகு பையன் அவுங்க கையில ஒப்படச்சு விட்டுட்டு அப்பா! இனிமேட்டு நம்ப, நம்ப நேரம் தான்டா அப்பிடீன்றமாரி அந்த 6:00 மணிக்கு மணிக்கு அந்த 7:00 மணிக்கு மேல ஆம், அந்த 7ல இருந்து மறுநாள் காலையில 7:00 மணி வரைக்கும் நம்ம நேரம், அப்பிடின்றமாரி நம்ப அதுக்கு அதுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் கொஞ்சம் லாங் ரெஸ்ட்டா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ரெஸ்ட வந்து லாங் ரெஸ்ட்டா எடுத்தா தான் பிடிக்கும். நம்ம அந்த ஒரு அ 10 நிமிஷம் எடுக்கிற ரெஸ்ட்லாம் என்னன்னா, அந்த வேலை இருக்கு. அந்த வேலை பழுவ நம்ப ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மனால முடியாது. நம்ம காலுக்கு ஒரு ஓய்வு தேவ, அந்த நேரத்தில, <chuckles> நம்ம முதுகுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்பிடின்ற மாரி அந்த ஓய்வு தான் அந்த 10 நிமிஷ ஓய்வு. என்னோட முழு என்னோட முழுசா எனக்கே ஒரு ஓய்வு வேணுன்னா, அது வந்து இந்த 7ல இருந்து 7 தான் என்னோட ஓய்வு நேரமா நான் பார்ப்பேன். அது <chuckles>
ம். ஓ! பரவாயில்லங்க. உங்களுக்கு 12:00 மணி நேரம் ஓய்வு கிடைக்குதாங்க. ஏன்னா குடும்ப பெண்களுக்கு இந்த 12:00 மணி நேரம் ஓய்வு அப்பிடீங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்பிடி சொல்லலாம்.
அ கா <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல வந்து என் பையன் இருக்கனால, இப்போ சில டைம் என் கணவர் வந்து 12:00 மணி வரைக்கும் நைட் வேலை பார்ப்பாங்க. வீட்ல இருந்து. அப்பிடின்னும்போது அந்த நேரத்த வந்து நான் அவனுக்கு திடீர்ன்னு சாப்பாடு ஊட்டனுனாலுமே இல்லன்னா, அவன தூங்க வைக்கனுனாலுமே அந்த நேரத்துல நான் பொறுப்ப எடுத்து நான் பண்றமாரி இருக்கும். அந்த நேரத்தில எனக்கு ஓய்வு கிடைக்காது. இதே கணவருக்கு வேலை இல்ல, அப்பிடின்னும் போது அந்த நேரத்தில அவுங்க கொஞ்சம் பார்த்துப்பாங்க. சாப்பாடு கொஞ்சம் ஊட்டுறதாக இருக்கட்டும். இல்ல அவன தூங்க வக்கிறதா இருக்கட்டும். அந்த வேலையெல்லாம் அவுங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். ம் அ இந்த ரெஸ்ட் கேட்டீங்கன்னா, இந்த முழுநாள் நான் வேல செஞ்ச அன்னக்கி இந்த ஏ 7 டூ 7 ரெஸ்ட்டா இருக்கும். அ சில நேரம் இருக்காது. ஆ மத்த வேலையில நான் பாதியில சில நேரம் காலையில சோம்பேறியா இருப்பேன். இல்லையின்னா அந்த அ ஃபோன் பேச ஆரம்பிச்சுட்டேன்னா யா யார் வந்து பேசுறாங்களோ, அவுங்ககூட நல்லா மணி கணக்குல, நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறனால, அந்த வேலையில்லாம் கொஞ்சம் நிக்கும். அப்பிடின்னும்போது அதெல்லாம் பண்றது. துணி மடிக்காத வேலையிலாம் இருந்துச்சுனா அதெல்லாம் மடிச்சு வைக்கிறது. அ ஏ ஏன்னா கணவர் வந்த பிறகு தான் நாம் மடிச்சு வைக்க முடியும். இல்லன்னா பையன் கல மடிச்சு வச்ச எல்லாத்தையுமே கலச்சி போட்டு ஓடி போயிருவான். அப்பிடின்னும்போது, அவன் தூங்கும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்றமாரி அந்த நேரத்த ரெஸ்ட்டா மாத்திருவேன். அந்தமாரி அந்தந்த நேரத்துக்கு ஏத்தமாரி அந்தந்த என்னோட ஓய்வு நேரத்த நான் மாத்திக்கிட்டே இருக்கணும். மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்பிடின்ற மாரி தாங்க இருக்கும்.
ம். ஓ! ஆ. இப்ப வந்து, உங்களுடைய ஓய்வுக்கு அப்படின்னா ஓய்வுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாச்சும் வந்து தூங்குவீங்களா? இல்ல, போன் நோண்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
என்னோட ஓய்வு நேரத்த நான் எப்படி பண்ணுவேன்னா, அ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எனக்கு தூக்கம் வரவரைக்கும் மொபைல் நோண்டுவேன்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா, "படுத்தோடனே தூங்குற வயசெல்லாம் தாண்டிட்டோம்!" அப்படின்ற மாரி தான் நான் நினைக்கிறேன்.. <chuckles>
ம். அய்யயோ! என்னங்க, இப்பயே வாழ்க்கைய வெறுத்த மாரி பேசுறீங்க? இன்னும் இருக்குங்க. இன்னும் இருக்கு. வாழ்க்கையில நிறைய இருக்கு.
ஆ வாழ்க்கே இல்ல, இல்ல. அப்படி இல்லங்க. வாழ்க்கைய வெறுத்ததுலாம் இல்ல. நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டே இருக்கணும்னாலுமே, நம்மளுக்கு அடுத்தடுத்த அன்றாட வேலைய நெனச்சிட்டே இருக்க மாரி தான் இருக்கும். ஆ "நம்ம ப பசங்க கு பெருசா ஆகுறாங்க. அதுங்க என்ன பண்ணணும்?" அப்படின்ற மாரி 1008 சிந்தனை, இன்ன வரைக்குமே ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லலாம். ஆ ஏன்னா இப்போ, அ சொந்த வீடு இருக்கு, இருந்தாலும் எங்க பேருல நாங்கன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு குறிக்கோள், எங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது, அந்த லட்ச் அத நோக்கி நாங்க ஓடிக்கிட்டுருக்கோன்னும்போது, அதுக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரியும்ல? ஒரு வீடு கட்றதுனா சும்மா இல்லல்ல? அப்போ அதுக்கான
ம். ம். ஆமாமா. அதாச்சும் சொல்லுவாங்க, "கல்யாணம் க பண்ணிப்பாரு, வீட கட்டிப்பார்". 2மே சிக்கல் தான்.
ஆமா. ஆமா. ஆமா. அதனால அதுக்கான வேலைகள்ல நாங்க இறங்கிட்ருக்கனால, <tsk> இ அத பத்தி இந்த இத் சிந்தனை வந்து நம்ம சும்மா படுத்தோனே வரவே தூங்கவே முடியாதுங்க, அப்படின்னு தான் சொல்லலாம். ஐயோ! நம்ம இந்த இந்த இதுக்கு இவ்ளோ செலவாகும். இதுக்கு இவ்ளோ செலவாகும். இத இப்படி பண்ணனும், அத இப்படி பண்ணனும்ன்ற அந்த எண்ணங்கள், மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். "இன்னும் பையன் படிப்பு இருக்கு. இப்ப தான் ஸ்டார்ட் பண்றோம், வாழ்க்கையவே". <tsk> ஏன்னா, நம்மளோட லைஃப் இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆ படிக்கிறது இப்ப தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இனிமேட்டு தான் நம்மளோட வாழ்க்கை, இனிமே தான் வீடு கட்டி நம்பளுக்கான சொந்தமான வீட்ட நம்ம கட்டி போணும். நம்பளுக்கு பிள்ளைக்கு வந்து நம்ப பேருல, அதாவது நம்ம அப்பா, அம்மா நம்மளுக்குனு வாங்கி குடுத்துருக்காங்கன்ற மாரி, ஒரு இத கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால அத நோக்கி நாங்க ஓடிட்டுருக்கறனால, அந்த தூக்கம்ன்றது படுத்த உடனே கண்டிப்பா எனக்காகட்டும், என் கணவருக்காகட்டும் வரவே வராது. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் பேசிப்போம். ம், என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்ற மாரி கொஞ்ச நேரம் நாங்க பேசுவோம். ஆ கொஞ்ச நேரம் ஃபோன போட்டு எதயாச்சு ஒண்ண பார்த்துகிட்டு இருப்போம். அதுக்கு அப்புறமா தான் தூக்கோம் லைட்டா வர மாரி இருக்கும் போது, ஃபோன ஆஃப் பண்ணிட்டு, அப்படியே படுத்து தூங்கறத தான் ஒரு இது தான் வாழ்க்கையில போயிட்ருக்கு. "இது தான் ஓய்வு நேரம்னா இப்படி தான் ஒண்ணு" அப்படின்ற மாரி நமக்கு அமைஞ்சு போயிட்டுருக்கு. "என்னைக்கு சொந்த வீடு கட்டி, அந்த வீட்டுக்குள்ள போய் தூங்குறோமோ, அன்னைக்கு தான் நிம்மதியான தூக்கம்" அப்படின்ற மாரி இருக்கு.
ஆமா. ஓ! அப்ப கூட என்ன தெரியுமா, உங்களுக்கு யோசன வரும்? நீங்க ஸ் பேசுறதலாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? "அந்த வீட்ட கட்டியாச்சு, இப்ப இந்த அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேற வாங்கணும். அதுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம்?" அப்படிங்கிற அடுத்த ஒரு கட்ட சிந்தனையில நீங்க போயிடுவீங்கன்னு நான் நினைக்கிறங்க.
ஆஹான். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறன். ஏன்னா, அ எங்க வீட்டுல எல்லாமே குடுத்துட்டாங்க. அந்த பொருட்கள் எல்லாமே இப்ப எங்க வீட்டுல நல்லாவே இருக்கு, அப்படின்னும்போது, <tsk> இப்ப நாங்க சொந்த வீட்டுல தாங்க இருக்கோம். மாமனார், மாமியாரோட அ அவுங்க அவுங்க இது பண்ண சொந்த வீட்டுல இருக்கோம். எங்களுக்கு சொந்த வீட்டுல தான் இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் எங்களோட உள் ஆசை என்னனா, அ இப்போ நம்ம சொல்லிப்போம்ல, "நம்ப அப்பா, அம்மா நம்மளுக்கு இதுன்னு குடுத்தாங்க, நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லுவோம். அந்த மாரி எங்க பசங்க வந்து நாங்க எங்க பசங்களுக்கு, நாங்க சம்பாரிச்சு வாங்கி ஒரு வீடு. நம்பளுக்கு ஏத்த மாரி. இப்போ வந்து அந்த வீட்டுல இருக்கோம்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி கட்டி வச்ச வீடு. இது நம்பளுக்கு ஏத்த மாரி பார்த்து, பார்த்து கட்டும் போது அது ஒரு ஒரு பிரியும் நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம் இருக்கும்ல? அந்த சந்தோ
ஓ! ஆமா. அ சந்தோஷம் இருக்கும். அது ஒரு தனி விதமான சந்தோஷோங்க. அதெல்லாம் வந்து நான் மறுப்பே சொல்லவே இல்ல. அது உண்மையாவே, நல்ல ஒரு விஷயம் தான். "கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு வீட்டுல கட்டி, நீங்க நல்லபடியா நிம்மதியா, அந்த 12:00மணி நேரம் தூங்கணும்" அப்படிங்கதுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
ஆமா. ஆமா. அதுக்காக. கண்டிப்பா, கண்டிப். <chuckles> .கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. உங்கள்ட்ட பேசனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.